பொதுவா இப்போ எல்லாரும் என்ன பண்றாங்க அப்டின்னா, <inhales> ஆ சாப்பாடு வந்து மிச்சமாயிருச்சு அப்டின்னா, அத கொண்டு போயி அப்டியே வந்து டஸ்ட்பின்ல போட்டுர்றாங்க. <inhales> அதுக்கு பதிலா <inhales> அந்த சாப்பாட்ட மறுபடியும் எந்த மாதிரி சரி பண்ணி, அத உணவ வந்து எடுத்துக்கலாம் அப்டின்னு, <inhales> உங்களோட கருத்துக்கள் என்ன? உங்களோட ஐடியாஸ் என்ன? அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா.
கண்டிப்பாங்க நல்ல கேள்விங்க! கண்டிப்பா நான் வந்து அதப் பத்தி சொல்றேன். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னு வச்சிக்கங்களேன், ரொம்ப நாம வந்து பழைய சோறுன்றது, மிச்சமான சோற வந்து தண்ணீ ஊத்தி பழைய சோறுன்னு வப்போம்.
சரிங்க.
அது எல்லாருக்கும் புடிக்குன்னு சொல்ல முடியாது. அத வந்து புடிக்கிறா மாதிரி அ நாம எப்புடி பண்ணலாம், அப்படின்றதுல இருந்தே, நான் ஆரம்பிக்கிறேன்ங்க.
சரிங்க.
என்னென்னா ஒரு என்னோட அ நண்பர் வீட்ல தான் அத வந்து நான் பார்த்தேன். உண்மைய சொல்ணுன்னா, அது வந்து அதுவரைக்கும், நான் அந்த மாதிரி சாப்ட்டதில்ல பழையத. வேற மாரி நம்ம இப்ப நம்ம வீட்ல பெனஞ்சி கொடுப்பாங்க இல்லையா, தயிர ஊத்திட்டு, வெங்காயம் எல்லாம் நறுக்கி போட்டு பெனஞ்சி குடுப்பாங்க. அதை சாப்ட்ருக்குறேன். அ கஞ்சி மாரி குடிச்சிருக்கிறோம். அதுவே ர இந்த வ மோரை ஊத்திட்டு, பண்ணி பண்ற அந்த கஞ்சி மாரிலாம் குடிச்சிருக்கிறேன். இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா மிக்ஸில போட்டு, எல்லாத்தையும், வெங்காயம், சின்ன வெங்காயம், ப பச்சை மொளகா, அப்பறம் மு முடிஞ்சா அந்த இஞ்சி எல்லாத்தையும் போட்டுட்டு மிக்ஸில ஒரு அடி அடிச்சிட்டு
ஆமாங்க. ம். சரிங்க.
குடிக்கிற மாரி குடுத்தாங்க.
அதாவது அந்த சாதத்த வந்துட்டு அதையும் சேத்து மிக்ஸில அடிச்ட்டாங்களா? இல்ல, ஓ! செரிங்க.
அது வந்து. அ ஆமா ஆமா ஆமா. அது வித்தியாசமான ஒரு, சுவைல இருந்தது, அது எப்படி சொல்றதுனா, யாருமே வேண்டான்னு சொல்லாத மாரி ஒரு சுவைல இருந்தது. கல்லு உப்பு போட்டு
ஓ! கேக்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்குங்க. <chuckles> ஆ.
அது ஒரு மாரி, அதோட சுவையே வேற மாரி இருந்தது. ஊறுகா எதுவுமே வேண்டாம்.
செரிங்க.
அந்தமாரி இருந்தது.
அதாவது, பழைய சாதத்துக்கூட, வெங்காயம், பச்ச மொளகா, இஞ்சி எல்லாமே போட்டுட்டு மிக்ஸில அடிச்சு, ஒரு கூழு மாரி குடுத்துருப்பாங்களா?
அதிலேருந்து நா கூழு மாரி குடுத்தாங்க. அங்க தான் மொத தடவ சாப்ட்டேன். அதுக்கப்புறம், நான் வந்து வீட்டுல வந்து இப்பல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த மாரி தான் பண்றது. "ஒரே தடவையா முடிஞ்சுபோச்சு." அப்படின்ற மாரி. அது ஆக்சுவல்லா சோம்பேறித்தன ன்று, கூ கூட இருக்கும்ன்னு வச்சுக்கங்களேன்.
ஆ! செரிங்க. <chuckles> <inhales> செரிங்க.
அந்தம் அந்த மாரி இல்லாம, ஆ நாம இப்ப நாம பெசஞ்சு சாப்படும்போது வந்து, ரொம்ப அது என்னவோ சாதமா சாப்பிட்றோன்ற மாரி ஒரு இது இருக்கும்ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உணர்வு இருக்குன்னு வச்சுக்கங்க. இத மாரி குடுக்கும்போது, கஞ்சி மாரி இருக்கு. அப்டியே டக்குன்னு குடிச்ட்டு போய்றாங்க.
ம். ஆ ரொம்ப சரியா சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம <inhales> இப்போ நம்ம பழைய சாதத்த என்ன பண்ணுவோம், 1 கிண்ணத்துல ஊத்தி <inhales> சாதம் போட்டு தண்ணீ ஊத்தி குடுத்துட்டு, 1 பிளேட்ல வந்து வெங்காயம், பச்ச மொளகா, அதெல்லாம் வந்து வைப்போம். 1 விருப்பப்பட்டவங்களுக்கு என்னென்ன வேணுமோ, அத தொட்டுக்க குடுப்போம். <inhales> இது நீங்க சொன்ன மாரி ஒரு ஆ அஹ. சிறப்பு, சிறப்புங்க. நானும் அத கத்துக்கிட்டேன். நானும் ட்ரை பண்ணி பாக்கிறேன் <chuckles> <inhales>
அதான் ஊறுகா எடுத்துப்பாங்க இது. இதுக்கு எதுவுமே தேவல்ல. அப்பிடியே சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம் <chuckles> நல்லா இருக்கும்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ஸா இருக்கும். சூப்பரா இருக்கும்.
சரிங்க. இப்ப இத தவர, இப்போ அ சப்பாத்தி <inhales> இந்த மாரி சில விஷயங்கள்ல்லாம் வந்து இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஆ சரிங்க
ஆ அதுக்கெல்லாம் வரேங்க. நெறைய விஷயங்கள் இருக்கு. இட்லிய வந்து உப்புமா பண்ணுவாங்க, எல்லாருக்குமே தெரியும்.
ஆ.
நீங்க அடை, தோச இதுலலாம் உப்புமா பண்ணி பாத்திருக்கீங்களா?
அட தோசைல உப்மாவா என்னங்க புதுசா சொல்றீங்க <breath>
ஆமா. எங்க வீட்ல பண்ணாங்க. எ எ ம மனைவி தான் வந்து பண்ணாங்க அத, மொத மொதல்ல.
ஓ!
அ மீந்து போச்சு. அது த அது சில சமயம் வந்து, அந்த தோச வந்து ரொம்ப மெல்லிசா இருந்துச்சுன்னா, கொஞ்சம் வரட்டிமாரி ஆயிடும். அப்பிடின்னு சொல்லுவோம்ல. எத 1 மாரி ட்ரையாயிடும்னு வச்சுக்கங்களேன். காஞ்சு போய் வ் இதுவா. அத வெறுமன தோசயா சாப்பிடுறத விட என்ன பண்ணுவாங்கன்னா, அத அப்பிடியே உதிர்த்துருவாங்க.
ஆமாங்க. சரிங்க.
ஃபுல்லா உதிர்த்துட்டு தாளிச்சுட்டு வெங்காயம் இதெல்லாம் போட்டு, நல்லா பச்ச மிளகாய்லாம் போட்டு அந்த உப்புமா, இட்லி உப்புமா பண்றா மாரி பண்ணிடுவாங்க.
அந்த தோசையவா?
தோசைய.
ஆ! சரிங்க.
அவ்வளோ! டேஸ்ட் ஆ இருந்ததுங்க, முதல் தடவ சாப்பிடும்போது, எதுவுமே எதுவுமே தேவையில்ல, உங்களுக்கு தொட்டுக்குறதற்கு இந்த சட்னி கிட்னி எதுவும் தேவையில்ல.
ஓ! <laughs> நான் வந்து இட்லி வந்து மிச்சமான பண்ணுவோம். ஆனா தோசைய மிச்சமானது வந்து பண்ணியிருக்கீங்க. <inhales> அ.
அவ்ளோ நல்லாருந்தது! தோசை, அட.
ஆ!
அதெல்லா பண்ணிருக்காங்க அவுங்க
<laughs> வித்தியாசமா இருக்குங்க. டேஸ்ட் எப்பிடி இருந்துச்சுங்க?
அதுதா சொல்றேனே. எதுவுமே இல்லாம சாப்புட்லாம் நீங்க. அவ்ளோ நல்லாருக்கு. நீங்க வந்து இந்த கொத்து பரோட்டா அந்தமாரிலாம் சொல்றீங்கள. கொத்து தோசைன்றமாரி இருக்குன்னு வச்சுக்கங்களேன்.
ஆ, ஓகேங்க புரியுது <laughs> <inhales>
அதே மாதிரியே பொண்ணு வந்து கண்டுபிடிச்சுது. அதுக் அவ கண்டுபிடிச்சாளா! இல்ல யூட்யூப் ல பார்த்தாளான்னு தெரியாது. அவ தான் பண்ணா மொத மொதல்ல. சப்பாத்தி வந்து மிச்சம் இருக்குறத வந்து கட் பண்ணி, கட் பண்ணி 1 ஸ்நாக்ஸ் மாரி 1 பண்ணா.
சரிங்க.
அத வந்து வறுத் பொறிச்சு எடுத்துட்டு.
ஓ! என்ன மாதிரி பண்லாங்க? ஆ.
அதுக்கப்பறம், அது அந்த க அ குட மொளகா, இதெல்லாம் போட்டு, ஒரு மாரி கி இதெல்லாம் பண்ணி, அது ஒரு மாடிஃபை பண்ணி ஒரு சாட் மாரி குடுத்தா அவ.
ஆ! கேட்கவே வித்தியாசமா இருக்குங்களே. ஏங்க, சப்பாத்தி மிச்சமானா, <inhales> அத அடுத்த நாளும் சூடு பண்ணி தானே நாம சா சாப்ட்டுருக்கிறோம். இது கொஞ்சம் புதுசால இருக்குது! <sighs> ஆ.
<chuckles> <chuckles> அதுதான் சொல்றேனே. இது இந்த மாரில்லாம் வந்து வினோதமான இதெல்லாம் வந்து, ட்ரை பண்ணிருக்காங்க இவுங்க.
நல்ல விஷயம்ங்க. ஆனா பொண்ணு கிட்டயும் வந்து பாத்தீங்க, அப்பிடீன்னு, இந்த விஷயத்த சொல்லி குடுத்திருக்கீங்க. சாப்பாடு மிச்சமானா, அது ஏதாவது செஞ்சு சாப்ட்றனுன்னு அவளுக்கும் நீங்க வந்து <inhales> புகர்த்திருக்கீங்க.
அவ அவ புதுசு புதுசா, நீங்க வேற, அவ புதுசு புதுசா யோசிப்பா.
ஆஹா! அ, வேற என்ன மாரி விஷயங்கள்லாம்?
அவங்களுக்கே, அது ஒரு திறமையான ஒரு விஷயமா இருக்கும். புதுசு புதுசா யோசிப்பா அவ. எப்பிடி யோசிக்கிறான்றது எனக்கும் தெரியாது.
<chuckles> நல்ல விஷயம். தெரியுதுங்க.
இந்த காய்கறி, அதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அ அதெல்லாம் வந்து என்ன பண்ணிடுவோன்னா, இந்த மறுநாள் இந்த மாரி ஏதாவது பண்ணம்போது, அதுல தூக்கி போட்டு, அத ஒரு வ வதக்கி எடுத்து
ம்.
ஒரு மாரி, அது மசாலா மாரி பண்ணிட்டு. இட்லி, தோசைக்கெல்லாம் வந்து வச்சு, தொட்டுக்கிறா மாரி பண்ணிடுவோம்.
ஓ! காய்கறிகளும் வந்து, இந்த மாரி பண்ணி, <inhales> அதையும் வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க. பரவால்லங்க, நல்ல விஷயம் தான். ஏன்னா பொதுவா
ஆமா, ஃப்ரிட்ஜு இப்போதைக்கு ஃப்ரிட்ஜ்ஜி தானே நம்ம ஃப்ரிட்ஜ வச்சு தானே இவ் வாழ்றதே நம்மல்லாம்.
<laughs> <inhales> கண்டிப்பாங்க. ஏன்னா, பொதுவா காய்கறிகள் வந்துட்டு, நாம ஒரு வாரத்துக்கு தகுந்த மாரி வாங்கிட்டு வந்துடுவோம். <inhales> சில நேரங்கள்ல ஏதாவது அசைவம் எடுத்துட்டோம் இடைல, இல்ல வேற மாரி ஏதாவது செஞ்சுட்டோன்னா, அந்த காய்கறிகள் கொஞ்சம் மிச்சமாயிரும். நீங்க அத கூட பாத்தீங்கன்னா இந்த மாரி
நீங்க செய்ற செய்யற காய்கறிய சொல்றீங்க. நான், இன்ன மொத நாள் வந்து, மீந்து போன காய்கறிய சொல்றேன் நானு.
அப்பிடிங்களா! அந்த காய்கறிக்கெல்லாம் அடுத்த நாள் எடுத்து யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்குவீங்களா? நல்ல விஷயமே!
ஆமா, ஆமா அத வச்சு சூடு பண்ணிட்டு, அத அதுல வெங்காயம், இது என்னென்னமோல்லாம் அதெல்லாம் போட்டு அது 1 மாரி 1 மசாலா மாரி பண்ணி
சரிங்க.
அத வந்து ஸ்டப்பிங் பண்லாம். அது மாரி பண்லாம். இல்லன்னா தோசைக்கு தொட்டுக்க வச்சுக்கலாம். இட்லி தோசைக்கி. அது 1 மாரி அ தொக்கு மாரி பண்ணி, அது மாரிலாம் பண்ணுவோம் நாங்க <chuckles>
ஓ! சிறப்பு, சிறப்பு. <chuckles>
எல்லாத்தையும் பண்ண முடியாது. அந்த தேங்கா போட்ட பொரியல்லாம் பண்ண முடியாது. ஆனா, அந்த மிச்ச காரம் போட்ட பொரியல்லாம் நம்ம பண்ணலாம்.
அதுதான் நான் கேட்க வந்தேன் <chuckles> ஆ ஏன்னா பொதுவா தேங்கா போட்டுருச்சு அப்பிடின்னா, அந்த டைம் ஆனாவே நம்ம சாப்பிட முடியாது. என்னோட சூழ்நிலையில அத வந்து வச்சு அடுத்த நாள் முடியாது இல்லேங்களா?
ஆமாங்க. அதுதான் பிரச்சன.
ஆ, ம். மத்தபடி வேற எதாச் ம்.
அதே மாரி வந்து இந்த ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வருவோம். அ சட்னி, சாம்பார் மிஞ்சிருச்சு, சட்னி விட்டுருங்க, சாம்பாரு அந்த குருமாலாம் மிஞ்சிச்சுன்னு வச்சுக்கங்களேன், வைஃப் என்ன பண்ணுவாங்கன்னா 2 த்தையும் சேர்த்து கொட்டிட்டு போ கொதிக்க விட்டுருவாங்க.
சரிங்க. எதைங்க?
அ இப்ப வந்து இவ ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வரோன்னு வச்சுக்கங்க.
ஆ அது ஓகே. எந்த 2 டையும் போட்டு சாம்பாரும் குருமாவும் வாங்கிடு ரெண்டையும் போட்டு 1 னா கொதிக்க வச்சுருவாங்களா? சரிங்க.
சாம்பாரையும், குருமாவையும். கொதிக்க வச்சிருவாங்க. அது 1 வித்தியாசமான டேஸ்டா இருக்கும்.
ஆ. இது ரொம்ப வித்தியாசமா இருக்குங் நிஜமாவே. ஏன்னா, எங்க வீட்டுல அ என் பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா, வெ தோசை வேணும்னு சொல்லுவா, நான் சப்பாத்தி வேணும்னு சொல்லுவேன். அப்போ என் கணவர் வந்து சாம்பார் எ சு குருமா ரெண்டுமே வாங்கிட்டு வந்திருக்காரு. ஆனா, கொஞ்சம் கொஞ்சம் மிச்சமாகிடும். இத வச்சு என்னடா பண்ணுறன்னு தூக்கி எரிஞ்சிருக்றேன். ஆனா, உங்க ஒய்ஃப் வேற லெவலுங்க. <laughs>
<chuckles> நல்லா இருக்கும்ங்க. சாப்பாட்டுக்கே நல்ல இருக்கும் அது. <chuckles> ம். இத ட்ரை பண்ணி பாருங்க. நிஜமாகவே நல்ல இருக்கும். பிரிட்ஜ்யில வைச்சிட்டு மறுநாள் காலையில மதியானம் வரைக்கும் எல்லாம் இருக்கும் அது.
அ. எந்த மாரி சுவை வரும் அது? அடேங்கப்பா! எந்த மாரி சுவை வருங்க அது?
அது ஒரு மாரி இதுவா இருக்கும். நீங்க இந்த ம சோம்பு அரைச்சு போட்டு சாம்பார் பண்ணியிருக்கிறீங்களா?
இல்ல, நான் பண்ண மாட்டேன் அ கேரளா ஸ்டைல்ல தேங்காய் அரைச்சு ஊத்தி கேள்விப்பட்டுருக்கேன், சோம்பு அரைச்சு ஊத்தி. ஆ சரிங்க.
தேங்காய், சோம்பு எல்லாம் போட்டு அரைத்து ஊத்தியிருப்பாங்க இல்லயா? அந்த மாரி ஒரு டேஸ்ட் வருங்க அது.
ஓ! சரிங்க. ட்ரை பண்ணி பாக்குறேங்க. <chuckles>
காய்கறிக்கு காய்கறியும் ஆச்சு. அதே சமயத்துல வந்து நமக்கு ஊத்தி சாப்புடுற ஒரு ஐட்டமும் ஆயிட்டுச்சி, அப்படிங்குற மாரி தான் ஓடும்.
ஆனா, ரொம்ப நல்ல விஷயங்க உண்மையாவே. எதையுமே வேஸ்ட் பண்ணாம ஏன்னா, ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்த பொருள்ல கூட வேஸ்ட் பண்ணாம, அத ஒரு டிஷ் ஆக்கி நீங்க சாப்புட்டுருக்கீங்க.
ஆமா. பரோட்டா எல்லாமே வாங்கிட்டு வந்து மிச்சம் இருந்துச்சினு வைச்சிக்கோங்களேன். மறுநாள் கொத்து பரோட்டாவோ, ஏதோ அது மாரி பண்ணிடுவோம் நாங்க சில்லி பரோட்டா, கொத்து பரோட்டான்னு.
சரிங்க. அ அது நானும் பண்ணுவேங்க. வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டுட்டு, <inhales> முட்டை ரெண்டு உடைச்சி ஊத்தி பண்ணோம்னா அ. நீங்க அந்த
அப்படியே ஒரு கொத்தி எடுத்து. ஆமா, வேற வழி இல்லங்க. வே எல்லாமே காசு தான.
கண்டிப்பா, கண்டிப்பாங்க.
அந்த 1 விஷயத்துக்காக தான நம்ம ஓடுறோம். அந்த உணவுக்காக வாங்குறதுக்கு தான் நம்ம அந்த காச சம்பாரிக்கிறோம். அந்த காச வந்து வீணடிக்கக்கூடாது இல்லியா? நெறைய பேர் கோ அத தூக்கி போட்டுறாங்க, மிச்சம் இருந்ததுனா. அந்த மாரி பண்ண மாட்டோம். ஏன், ஹோட்டல் தோசை எல்லாமே கூட, நாங்க வந்து அத உப்புமாவா பண்ணியிருக்கிறோம் நாங்க.
நிச்சயமாங்க. ஓ! பரவாயில்லைங்க ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா, ஹோட்டல் தோசை எல்லாம் <inhales> பொதுவா வந்து வச்சு பண்ண மாட்டோம். ஆனா, நீங்க அதையும் வேஸ்ட் பண்ணாம செஞ்சி சாப்ட்டுருக்கீங்க <inhales> இத தவிர, இந்த நான் உங்கக்கிட்ட கேக்கணுனு நெனச்சேன், இந்த ஒயிட் ரைஸ் எல்லாம் எந்த மாதிரி பண்ணுவீங்க?
ஆமா. ஒயிட் ரைஸ் வந்து நாங்க ஜி அ பொதுவாவே வந்து தண்ணீய ஊத்தி வச்சிடுறதுனால, நாம வந்து வேற எதுவும் பண்ண முடியாது. வடிச்சிட்டு நாம வந்து அத அ ஒ எ லெமன் ரைஸ் எதுவும் பண்ண முடியாது. ஆனா, அ தண்ணீ ஊத்தாம அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா, நாங்க வந்து இந்த லெமன் ரைஸ்ஸோ இல்ல தக்காளி சாதமோ ஏதாவது 1 பண்ணிடுவோம்.
ஓ! சரிங்க. ஆ, பண்ணி சாப்ட்டுருவீங்க.
அவ்வளதான், வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னா அந்தமாரி. அதுவும் கொஞ்சூண்டு இருந்துச்சுன்னா, நாங்க வந்து கொட்டிடுவோண்ணு வச்சுகங்களேன். இத்த 1 கைப்புடி மட்டும் இருக்குன்னா, அத வந்து வச்சிக்கிட்டு, அத உக்காந்து பண்றது வந்து வேஸ்ட்டு. ஆனா கொஞ்சம் நெறைய இருக்கு. அப்பிடி 2 பேரு வந்து சாப்பிட முடியும் அப்பிடின்னா, வந்து அந்தமாரி பண்ணிருவோம்.
கண்டிப்பாங்க. சிறப்புங்க. சிறப்பு வேற என்னமாரி? <inhales>
இன் இன்ஃபாக்ட் வந்து அத வந்து மசாலா, கிசாலா போட்டு அத 1 பிரிஞ்சிமாரி கூட நாங்க பண்ணியிருக்கோம்.
ஆஹா! எல்லாத்துலயும் மசாலா <laughs>
ஏங்க மசாலா இருந்ததுனா, உள்ளே இறங்கிடுதுல்ல. நிறைய பேருக்கு.
கண்டிப்பா. ஆனா, அது உண்மைதாங்க. அந்த மசாலா இல்லாம நம்ம கொஞ்சம் இறங்காதுங்க உண்மையாவே
அந்த அது இருந்ததுனாலே போதும் அதெல்லா நான் வந்து அனுபவிச்சுருக்கேங்க. ந அதாவது வீட்டில சைவம்னா கூட நான் கொஞ்சம் 1 காலங்கள்ல வந்து வெளி எல்லாம் அசைவம் சாப்பிட்ட பழக்கம் உண்டு. அதிலேயும் வெளிநாட்டுக்கு போம்போது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். அத பார்க்கும்போது உங்களுக்கு வந்து, அவுங்க அவுங்களதெல்லாம் ரொம்ப ஃப்ளெயினா இருக்கும். அந்த ஐரோப்பிய நாடுகள்ல வந்து அவுங்களோட எ அந்த மீட்ன்னு சொல்லப்படுற வஸ்து வந்து ரொம்ப ப்ளைனா இருக்கும். மாமிசம்.
நிச்சயமா. சரிங்க. ஆ, ஆ. சரிங்க.
அது எல்லா நமக்கு செட் ஆகாது. நமக்கு அந்த அத இஞ்சி, பூண்டு அந்த இதெல்லாம் போட்டு அந்த மசாலாலாம் போட்டாதான் நமக்கு உள்ளேயே இறங்கும்.
கண்டிப்பாங்க. ஆமா, கமகமன்னு கறிக்குழம்பு வாட <chuckles> ஆ! கறிக்குழம்பு வாட வீடு தூக்கணும். பக்கத்து வீடு வரைக்கும் போகணுமா? இல்லையா? <laughs> ஆ, இப்போ, கண்டிப்பாங்க.
உண்மையா சொல்லணுனா அந்த நான்வெஜ் சாப்புடுறது அந்த மசாலாக்காக தான். அ ஆமாங்க. அது தான் அதுக்கு தான் நாம சாப்புடுவோமே தவிர, கறின்ற 1 வெறில சாப்பிட மாட்டோம். அந்த கறி கூட இருக்குற, அந்த மசாலா அந்த டேஸ்ட்டு தான் நமக்கு.
நிச்சயமா <laughs> <laughs> கண்டிப்பாங்க. நான் வந்து உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். பொதுவா அந்தமாரி, அ சாதத்தெல்லாம் வந்து மிச்சம் பண்ணாம, அ மத்தபடி ஹோ ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்தத கூட மிச்சம் பண்ணாம, இந்த அளவுக்கு 1, 1 உணவ வந்து மதிச்சு, இந்த அளவுக்கு அத வந்து, ரீ அ மறுபடியும் புதுசாக்கி சாப்பிடுறீங்க, அப்பிடின்னு சொல்லும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, 1 சாதத்த வந்துட்டு, இந்த அளவுக்கு மதிக்கிறீங்க, அப்பிடீன்னா கண்டிப்பா, ஏதாவது 1 விஷயம், உங்க வாழ்க்கையில நடந்திருக்கும்ல. அதாவது, இந்த சாப்பாட்டுக்காக வந்து, நிறைய பேர் கஷ்டப்பட்டுருப்பாங்க. அத பார்த்திருப்பீங்க, இல்ல உங்களுக்கே அந்தமாரி 1 சூழ்நிலைகள் வந்து, நீங்க என்னைக்காவது பார்த்திருப்பீங்க அ இந்தமாரி ஏதாவது பார்த்திருந்தாலும், அது கொஞ்சம் இந்த சாப்பாடோட மதிப்பு என்னன்னு தெரிஞ்சவங்கனால மூலியமா அப்பிடிதான் இந்த அளவுக்கு இருக்க முடியும் நீங்க அதெல்லாம் ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா?
அதாவது சிறு வயது முதலே நல்லா திங்க திங்கக்கூடிய ஆளு. தின்னு வளந்த ஆளு. இப்ப இறங்க மாட்டேன்து. அது வேற விஷயம். ஆ அது மட்டும் இல்லாம, அப்பா வந்து எனக்கு சின்ன வயசுல தவறிட்டாருங்க. அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்கள வளர்த்தாங்க. ஆ ஆனா வந்து எங்களுக்கு கஷ்டம் தெரியாம வளர்த்தாங்க.
அ சரிங்க சரிங்க.
எனக்கு வந்து சின்ன வய நான் தான் இருக்கிறதிலயே க கடைசி பையன். எனக்கு 8 வயசு இருக்கும் போதே அப்பா தவறிட்டதுனால, அந்த சாப்பாடு நல்லா சாப்புடுவேன். அதெல்லாம் வந்து, 3 வேளையும் எங்களுக்கு சாப்பாடு தான்னு வச்சுக்கங்களேன்.
ஓ! சரிங்க.
எங்க வீட்டிலே எப்பவுமே பார்த்தீங்கன்னா, 2 ஆள் சாப்பாடு எப்பவுமே இருக்கும். 24 மண் நேரம், நைட்டு 12 மணிக்கு வந்தா கூட அத வந்து ஆ அந்த சாம்பார சூடு பண்ணி வச்சா போதும். அந்த மாரி இருக்கும்.
சரி, புரியுதுங்க.
எங்க வீட்டுலலாம். ஒரு காலங்கள்ல அப்படி தான் இருந்தது. ஆ, அந்த ஒரு விஷயமா இல்ல சாப்பாட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றது, சின்ன வயசுலருந்தே வந்து சொல்லி வளத்த ஒரு விஷயமான்னு தெரியாது. இது நாங்க வேஸ்ட் பண்றதுக்கு நாங்க இது பண்ணமாட்டோம். கஷ்டன்னு பாத்ததில்ல. ஆனா, கஷ்டப்படுறாங்கன்றது தெரிய வரும்போது வந்து அ அதுக்கு முன்னாடியும் அப்படி தான். ஆனா அதுக்கப்பறம் வந்து, உன்னும் ரொம்ப ஜாக்கிரதையா வந்து, பாத்துக்க ஆரம்பிச்சோங்க.
ஆ, கண்டிப்பாங்க. ஏன்னா அ, அந்த உணவோட வேல்யூ தெரிஞ்சவங்கள மட்டும் தான் இந்த அளவுக்கு பண்ண முடியும். இல்லன்னா, இதுல என்ன இருக்கு? ஹோட்டல்ல உள்ள ஒரு தோசைய வச்சு என்ன பண்ண போறோம்? தூக்கி போடு. சாம்பார் வச்சு என்ன பண்ண, சட்னி இத்துனூன்டு வச்சு என்ன பண்ண போறோம்? தூக்கி போடுன்னு, அந்த ஒரு ஓ பெரிய ஒரு யோசனைக்குள்ள போமாட்டோம். ஆனா அதையே வச்சி, நம்ம அடுத்த நாள் அத வச்சு பயன்படுத்திக்கலாம், அது 2யும் சே சேத்தே ஊத்தி பயன்படுத்திக்கலாம். இல்ல வந்து, காய்கறிகள வந்து, சமச்ச காய்கறிகள வந்துட்டு, அடுத்த நாளைக்கு வந்து, தோசைக்கு ஏதாவது தொட்டுக்க வச்சுக்கலாம். இந்த மாரி நெறைய விஷயங்கள வந்து நீங்க சொல்லும்போது, என்னோட மனசுல அதுதான் ஓடிட்டு இருந்தது. அதனால தான் நான் அத ஒரு கேள்வியாவே கேட்டங்க. அ, நெறைய விஷயங்கள் வந்து நீங்க சொல்லும்போது, எனக்கு புதுசா இருந்துச்சு. ஏதோ தோசைய வந்து, உப்மா பண்ணி சாப்பிட்டுருக்கீங்க. அடைய கூட உப்மா பண்ணி சாப்ட்டீங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, உங்களோட நண்பர் வீட்டுக்கு போனப்போ, அந்த சாதம், பழைய சாதத்த ஒரு ட்ரிக்கு சொன்னீங்க. நானும் அத கண்டிப்பா <chuckles> பா அ யூஸ் பண்ணப்போறேன். ஆ, நெறைய விஷயங்கள் வந்து, நீங்க என்கிட்ட சொன்னீங்கங்க. உங்கக்கூட பேசுனதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து பேசுவோம். நன்றிங்க.
புரியுதுங்க. <coughs> உங்களோட நேரத்துக்கும் நன்றிங்க. உன்னொரு டிப்ஸ்சு சொல்றேங்க. அந்த புளிச்சு போன, அடமாவு இருக்குதில்லைங்களா
ஆமாங்க.
அதுல வந்து வெங்காயம் இதெல்லாம் போட்டு, நீங்க வந்து இந்த, பக்கோடா மாரி போட்டு போடலாங்க.
பக்கோடா, ஓகேங்க.
அது ஒரு டிப்பு. <laughs> ரொம்ப நன்றிங்க. உங்களோட நேரத்துல இங்க வந்து நீங்க வந்து அ ரொம்ப பொறுமையா வந்து, உங்க நேரத்த செலவிட்டு எனக்காக கேட்டீங்க. அ உங்களோட நாள் வந்து, இனிய நாளாக அமைய, நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்குறேன். உங்க நேரத்துக்கு நன்றிங்க. ரொம்ப, ரொம்ப நன்றி! ம்ம மீண்டும் வந்து வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக பேசலாங்க.
நன்றிங்க.